ஆ. உன்ட நான் நல்ல விஷயம் தாங்க இந்தமாரி. அதுப் பே ம். பகிர்ந்துக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து 2 பேருமே வந்து ஒன்னா வந்தா தான் அந்த குடும்பமும் நல்லா சீரமையாவும் சந்தோஷமாவும் இருக்கும்.
இதை நான் பேச்சுக்காக சொல்லவில்லை. ஆ. ஆமா. ஏன்னா நான் நம்ம நான் குடும்பம் வந்து அழகா சமாதானத்தோட சந்தோஷத்தோட இருக்கும். நமக்கு தெரியுது. அவுங்களால முடியல. அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒரு சில நேரங்கள்ல கூட என்னுடைய பணியாட்களை வைத்து ஒழுங்கு செய்துவிட்டு, என்னுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லாத நேரத்தில எல்லாம் என் என்ன மொத்த வேலைகள் வீட்டு வேலைகள் முதற் அத்தனையும் அதாவது வீட்டை பெருக்கி பிள்ளைகளுடைய துணிகளை அ இயந்திரத்திலே போட்டு துவைத்து எடுத்து காய போடுவது முதற்கொண்டு, உணவு சமைத்து பிள்ளைகளை தயார்படுத்தி, பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பி கல்லூரிகளுக்கு அனுப்பி வைக்கிற வேலை வரைக்குமா, நான் செய்கிறது உண்டு. அதாவது ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை. ஆமா ஏன்னா எ என் கஷ்டத்துல வந்து பங்கு போடுறாங்க இல்லயா! வெளியில சந்தர்ப்பத்துல. இதுதானே வாழ்க்கை. கணவன் மனைவியருடைய வாழ்க்கை என்பது ஒருவருக்கொரு ஒருத்தர் விட்டு கொடுத்துப்போம், தியாகம் பண்ணணும். ஒடம்புக்கு முடியலானா
ம். ம். ம். பரவால்லங்க பாராட்டுகிறேன் <chuckles> நல்ல விஷயம். ம். கண்டிப்பா. ம். கண்டிப்பா. ஆ. ஏதாவது ஒரு சூழ்நிலை ஆ கெட்ட சூழ்நிலை வந்தாலும், அவுங்க ஒவ்வொருத்தவுங்க விட்டுக் குடுக்காம அவுங்க உதவி பண்ணிக்கிற தான் ஒரு நல்ல குடு ஆரோக்கியமான ஒரு குடும்பம்னே சொல்வேன்.
ஆமா. அப்பத்தான் அந்த குடும்பத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு மனக்கசப்பு வராது. என் மேல உங்களுக்கு ஒரு அன்பு வரும். அப்பிடிதானே! இல்லயா! அதாவது உங்களுடைய உள்ளார்ந்த கஷ்டங்கள் ஒரு மனைவியினுடைய கஷ்டங்களை, கணவனோ அல்லது கணவனுடைய அ கஷ்டம் அத மாரிதான் அவுங்களுக்கும். இப்ப வந்து நம்ம கணவன் அழுத்தத்தில இருக்கிறாரு. சில புரியும். ஒரு ஒரே நிமிஷத்தில் அதிகப்படியான வேலைகள் குவியும். ஒரு நல்ல ஒரு கூட்டம் வந்து ஒரு வியாபாரம் அதிகமாக இருக்கும்பொழுது, நான் தனி ஒருவனாகவோ, திடீர்னு ஒரு புதிய ஆள கொண்டு வந்து வேலையில் அமர்த்த முடியாது. சம்பளம் குடு அப்படி கிடைக்கவும் மாட்டாங்க. அப்ப இப்ப நம்ம செய்ற வேலய இப்ப அவுங்க பாக்குறாங்க. எப்பிடி அவுங்க உடம்பு சரியில்லாம இருக்கிறபொழுது, அவுங்க பணியில ஒரு சோர்வு தொய்வு ஏற்படும்பொழுது, நம்ம போய் கை குடுத்து உதவி செய்ய நினைக்கிறோமோ! அதேபோல தான். என்னுடைய வெளி வேலைகள்ல அவுங்க வந்து செயல்படுறாங்க. ஒரு குறிப்பிட்ட நேரம். கொஞ்ச நேரமோ அந்த மேனேஜ்மென்ட்ல இருக்கிறது, அந்த கேஷ் பாக்ஸ்ல உட்கார்றது, நிர்வாக கொள்ளுகிறது. கடைகளுக்கு பக்கத்தில அ வேண்டிய பொருட்கள் என்ன தேவை என்பதை நிதானித்து, ஆராய்ந்து அறிவது, இந்த சின்ன, சின்ன அலுவல்கள் என்ன இருந்தாலும், சின்னதா இருந்தாலும் அது பெரிய உதவிதானே! ஒரு விட்டு குடுக்குற விஷயம். நான் கஷ்டப்படும்போது
ம். கண்டிப்பாங்க, ஆ. ஆமா. ஆமா. ஆ. ம், ம். கண்டிப்பாங்க. ஆ. அப்பிடி ஆள் இல்லாம இருந்தா, நீங்க இன்னொருத்தவுங்க ஒரு வேலையாளிய வச்சு உட்கார வச்சு அதுக்கு சம்பளம் குடுத்து ம். ஆமா.
ஆமா. சம்பளம் குடுத்து பிரயாசப்பட்டு. அவுங்க கூட நம்ம உ நம்ம அர்ப்பணிப்போடு செய்றமாரி அவுங்களால செய்ய முடியாது. இல்லயா! இது நம்ம வேல. நம்ம குடும்பம்.
கண்டிப்பா. அதுவும் நம்பிக்கையும் இருக்கணும்ல. நம்பிக்கையும் இல்லாம யாராவது, எதாவது திருடுனா கூட நம்மளுக்கு தெரியாது. அவ்ளதான்.